ம்ஹுஹும்.
நல்லா என்னோட ஹைட்டுக்கு வளர்ந்துட்டான். அப் ஆனா, இருந்தாலும் வந்து நம்ப கூட வந்து <tsk> இவர் தூங்கர்தாந்தாலும் சரி, நம்ம கூட அக்கான்னுட்டு வந்து என் பெட்லேயே வந்து என் என் கூடயே தூங்கம்போது வந்து, நம்ப பையம்டா.
ம். ம்.
அப்டின்ட்டு ஒரு ஃபீல் எப்பவுமே வரும். நம்ப இது பொறப்பு அப்டினாலும் என் புள்ள அப்டின்ற மாரி ஒரு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சிரிப்பு வந்து உண்மையா வந்து ஈடு குடுக்க முடியாது. குழந்தைங்க கிட்ட வர சந்தோஷம், எந்த ஒரு விஷயத்திலயும் வராது.
ம். ஆ. இது நிச்சியமா, ரொம்ப உண்மையா சொன்னீங்க என் நிச்சியமா, நமக்கு வந்து குழந்தைங்க இந்த மாரி சிறு வயதுல இருக்கிறவங்க தான் நமக்கு பெரும் மகிழ்ச்சிய வந்து குடுப்பாங்க. அப்டிதான் என்னோட அக்கா பையன் கூடயும் வந்து எனக்கு பயங்கரமான நினைவுகள்லாம் இருக்கு. <clears throat> ஒரு முறை இந்த மாரி நான் வந்து இந்த வ வீடியோ கால்லாம் பேசுவேன் மீட்டிங்க்கு அந்த மாரிலாம். அப்ப இடையில வந்து நின்னுட்டு நான் பயங்கரமா நான் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப அன்பா நடத்தணுனு நெனைப்பேன். அவனுக்கு சொன்னாலும் புரியும் சில டைமு. ஆமா, சொன்னாலும் புரியும். இப்ப என்ன சொல்லுவான்னா, "இங்க பாரு நான் வந்து அ இந்த கால் பேசப்போறேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து என்னால வேற எதும் பண்ண முடியாது. நீ வந்து வரக்கூடாது." அப்டின்னு நான் சொல்லிட்டு பொறுமையா வருவேன். ஏனா, நான் கதவெல்லாம் சாத்த விரும்ப மாட்டேன். அப்போ அப்டி இருக்கும் போது அவன்ட்ட சொல்லிட்டு வருவேன். அவன் ஆனா வந்து, பாதி கால் பேசிட்டு இருக்கும்போது வந்து சும்மாவே இருக்க மாட்டான். வந்து வந்து நின்னுருவான். நாங்க அங்க என்னோட முதலாளி கூட பேசிட்டுருப்பேன். வந்து நின்னுட்டு கொஞ்ச நேரம் நின்னு அப்டியே பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கை எடுத்து அப்டியே காட்டி டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் எங்க முதலாளி வந்து என்ன சொல்லுவாருன்னா, இல்ல உங்க உங்க அந்த பையன மொத போ சொல்லுங்க, நான் உங்ககூட வேலை சார்ந்து எதும் பேச முடியாது இப்போ, அப்டின்றவாரு. அதுக்கப்புறம் நான் வந்து கால்ல கட் பண்ணிட்டு, அவன் கிட்ட மறுபடியும் போய் பொறுமையா வராதடா அப்டின்னு சொல்லி அனுச்சுடுவேன். அதுதான் வந்து, அது அதுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா, அந்த ஒரு நிமிடம் வந்து நம்ம மனதார சிரிச்சிருப்போம். நம்ம இதப் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். அது அந்த மாரி மகிழ்ச்சிக்கு குழந்தைகளை பார்த்து வரக்கூடிய மகிழ்ச்சிக்கு வந்து நமக்கு ஆ இது கடையாது. <tsk> அது என்ன, எந்த வித தடுப்பும் கடையாது. அது வந்து பரிபூரணமானது நெனைக்கிறேன்.
ம். ஆமா. ம். ம். <laughs> <laughs> கண்டிப்பா முடியாது. ம். ம். ம். ம். ம். <laughs> <laughs> அ. <laughs> ம். ஆமா. ஆம்.

கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. <sniffs> அது அது வந்து பார்த்தீங்கன்னா, இவுங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்லாம் போவோம். அடிக்கடி, அடிக்கடி போவோம். அப்ப பார்த்தீங்கன்னா, வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏ இவன் என்ன பண்ணுவான், என்னோட தம்பி என்ன பண்ணுவான். கூட்டத்துலேருந்து எங்கனா வெடி தனியா தனியா போயிட்டு அவுங்கக்கிட்ட போயிட்டு கை புடுச்சின்னு பேசுவான்.
ம். ம். ஓ! ம்.
<tsk> கைய புடிச்சிட்டு வேற ஒருத்தவங்கக்கிட்ட வந்து பேசுவான். இது பண்ணுவான். யார்ரா நீ? என்னடா! பண்ற? அப்பிடின்னும்போதுதான் <tsk> உங்ககூட இருந்து போர் அடிச்சிடுச்சி நான் புது ஃபேமிலிய தேடின்னு போ போறேன் அப்பிடின்னுவான்.
<laughs> ஓ!
ஏழுகழுத வயசாவது உனக்கு, திருப்பதில இதுபோலதான் தொலைஞ்சு போயிட்டான்.
ம், ம், ம். <laughs> அப்பிடியா?
சின்ன, சின்ன பையனா வந்து திடீர்னு என் கண்ணு முன்னாடி தான் வந்து, எல்லா கண்ணு முன்னாடி தான் விளையாடிருந்தான். திடீல்னு பார்த்தீங்கன்னா, மொட்ட அடிக்கிற ப்ளேஸ்ல போய் நின்டான். அவ்ளோதான், அவ்வளோதான் எல்லாரும் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன, புள்ளைய காணமே! அப்பிடின்ட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீல்னு பார்த்தா, அங்க ஒர்க் மாப் போட்டு கிளீன் பண்றவங்க கைய புடுச்சு நின்னுன்னு இருக்கான்.
ஐயயோ! ஆ. ஐய்யயோ! ஆ.
<laughs> வாடா! அப்பிடி கூப்டா கூட அந்த மாப்ப புடிச்சிக்கின்னு நிக்கிறானே தவிர்த்து வர மாட்ரான். அவுங்க ஒரு செகண்ட்ல டவுட்டாகி இது உங்க, உங்க புள்ள தானம்மா அப்பிடின்ட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. <laughs> ஏங்க ஏன் புள்ளதாங்க. அதுக்கப்புறம் நாங்க போட்டோ வேற காமிச்சோம்.
ம். ம். அடப்பாவி! ம். ஐயயோ! ஆ. அ ஆஹா! ஐயய்யோ! அதெல்லாம் காட்டி தான் கூட்டு வந்தீங்களா? ஏன் வந்து உங்க கூட அப்போ அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க உங்க தம்பிய. அதனால தான் வந்து. அ, அ.
<laughs> ஆ. ஆமா. <laughs> அந்த அந்த அப்பிடியெல்லாம் இல்லங்க. அது எப்பன்னா, அது ஒரு 4 வயசு அது போல இருக்கும்போது, அவன் கேட்கிற எல்லா பொருளும் வாங்கித் தருவோம். அவன் கேக்காதது இந்த பறக்க ஹெலிகாப்டர்லேருந்து ட்ரெயின் பொம்ம எல்லாமே! எல்லாமே! வாங்கித் தருவாங்க. இவுங்க அவன் சம்டைம்ஸ் எதனா ஒரு கோளாறா எதனா 1 பண்ணீட்டே இருப்பான். நம்மளையும் வந்து சரி அடிக்கக்கூடாது தம்பியாச்சே! அப்புட்லாம் இது பண்ணிக்குவேங்க. கேக்கவே மாட்டான். அவன் எதனா 1 இஷ்டத்துக்கு பண்ணுவான். அ நம்மள வந்து, நம்ம கோவம் வந்து 2 அடி அடிப்போம். இப்ப வளர்ந்துட்டான். ஹிட் இப் இப்போ 12 வயசு ஆகுது.
அ. ம். ஆ. ஆ. ஆ. ம் ம். ம்.